அப்புறம் வந்து இவங்க ஏன்னா வந்து என்ன நடக்குது நான் என்னவா இருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லயா? நான் வேற யார்கிட்ட பேச முடியும் இந்த ஃபோன் வந்து நான் வேணா நான் வாய்ஸ் நோட் போட்டு வச்சுக்கலா நானே எனக்கு போட்டுக்க முடியுமா? எனக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் சொல்லணும் இல்லையா? அதேதான். அத நான் வந்து நாச பண்ல,
ஆஹா. ஆ. ஆமாங்க. கண்டிப்பா. <laughs> அ புரியுதுங்க. அதேதாங்க. அப்படி இருக்கும்போது ஆ அ இப்ப எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா இப்ப நீங்க வந்து வந்தொன்ன சொல்லிறீங்க. நீங்க சொல்லும்போது அவங்க கையில மொபைல் இருந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு?
இல்ல, இல்ல நான் ஃபோன்ன கையில வாங்கிருவேன்.
<chuckles> அது அ நல்லா உஷாருங்க நீங்க அ ஃபோன கையில வாங்கிட்டு தான் வந்துட்டு பேசுறது. அஹ.
மொதல்லலா அப்படிதான் இருந்துச்சு. அ மொதல்ல அப்படித்தான்யிருச்சு இரு ஃப்ரெஷ்ஷாயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, உட்காந்துபுட்டு ஃபோன்ன பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப வந்து சார்ஜ் இல்லையா கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ போட்டுட்டு நான் உட்காந்து பேசிட்ருப்பேன்.
அஹ, சரிங்க. அ. <chuckles> சூப்பர்ங்க இது நல்லா இருக்குது. ஏன்னா அந்த நேரத்தில்ல புடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தாங்க. அ.
ஆ நிஜமாங்க. ஏன்னா அந்த நேரத்தில உடனே வந்து சொல்லணும் எனக்கு அப்படியே வந்து ஹோல்டே இருக்கும் இல்லையா, அத உடனே சொல்லிறணும் எனக்கு. அவங்களுக்கு "எப்படா வீட்டுக்கு வருவோம் உட்காருவோம்" அப்படின்னு இருக்கும் போல இருக்கு. அவுங்க கஷ்டம் அவுங்களுக்கு. எனக்கு என்னன்னா வந்த உடனே என்னோட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுதான். அ அலுவலக பணி முடிஞ்சுது. இப்ப எனக்கான நேரம் அது. அத வந்து யாராவது கொடுத்தா எடு எடுத்தா கூட விட முடியுமா என்ன?
அதா, அதாங்க. <chuckles> அஹ. அதாங்க. சேரி, சேரிங்க. அஹ. கண்டிப்பா முடியாதுங்க. அது ஃபோன்னா இருந்தாலும் விட முடியாது. <chuckles>
அதனால எனக்கு அதனால யோ என்னோட மனநிலை முக்கியமா? என் மனசு முக்கியமா? பார்த்துக்கோங்க கொஞ்சம்,
<laughs> அ அருமைங்க.
ஆனா நிஜமாவே அவங்களே என்னனா அப்படி சொல்லும்போது நிஜமா "நீ சொல்லும்போது எனக்கே வந்து மொதல்லலாம் வந்து என்ன இவா ஃபோனை புடுங்கிட்டு பேசுறா, அப்படின்ற மாரி இருக்கும் நான்சென்ஸா பண்ணுறா" அப்படிங்கிற, <chuckles>
அஹா. ஓஹோ!

ஆ இப்போ பாத்தோம் அப்டின்னா, எல்லாருமே பெரியவங்கலயிருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லார்த்துக்குமே வந்துட்டு இந்த மொபைல் அடிக்ஷன் அப்டிங்கிறது அதிகமாவே இருக்குது. அப்டி இருக்கம்போது நம்ப குடும்பத்துல வந்து, ஆ நம்ப ஒரி ஒரே வீட்ல வாழ்ந்துட்டு இருக்றோம். ஆனாலு வந்து, நம்மனால வந்து, அ நேரம் ஒதுக்கி பேச முடியறதில்லீங்க. அப்டி இருக்கம்போது, நீங்க எப்டி வந்துட்டு ஆ நோ ஃபோன், அதாது ஃபோனே இல்ல, அப்டிங்கிற ஒரு நேரத்த எப்டி உருவாக்குவீங்க? ஆ அத வந்து எப்டி கடைப்பிடிச்சீங்கன்னு சொல்றீங்களா?
இத மொதல்ல நாம செய்யணும். அதனால நாம மொதல்ல ஃபோன் இல்லாம இருக்கணூனு நா நெனைக்கிறேன். ஏன்னா, நா ஞாயிற்றுக்கிழமை இருக்கு பாத்தீங்களா, அன்னைக்கு எல்லாருக்கும் என்னவோ தோணும் இன்னைக்கு நம்ம வந்து நல்லா ஃபோன் பாக்கலாம். காலையிலருந்து எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. நான் வந்து ஃபோனு, ஃபோனு, ஃபோனு இல்லன்னா, நெல்லாரும் சேந்து படம் பாக்க போலாமா, எல்லாரு சேர்ந்து ஒரு படம் பாக்லாமா இல்ல வந்து இல்லன்னா, அவுங்க மாத்ரி ஏதாது டவுன்லோட் பண்ணி பண்றது. ஆ ஏதாது தனியா உக்காந்துட்டு பாத்துட்டு இருக்கிறது. அந்த மாதிரி நாம இல்லாம இருந்தா, முதல்ல குழந்தைங்க ஓரளவு மாறிடுவாங்கன்னு நான் நெனைக்கிறேன்.
<chuckles> ஆமாங்க. ஆமாங்க. ஆஹா! ஆ ஓஹோ! ஆ. சேரிங்க. ஆ. கண்டிப்பாங்க. ஏன்னா, நம்ம தான் ஊக்கப்படுத்திட்டே இருக்றோம். ஆ நம்ம என்ன பண்றோமோ அதேதான். ஆஹா.
அதனால நாம வந்து ஆ அதனால நானும் என்ன பண்ணுறதுன்னா, கால் இங்க ஞாயிற்றுக்கிழமையானா ஞாயிற்றுக்கிழமை நம்ம 2 பேரும் லேப்டாப் ஓப்பனே பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து ஃபோன எடுக்கவே கூடாது. யாராவது கால் பண்ணாங்கன்னா எடுத்து பேசலாம். அதுக்கும் ஆஃபீஸ் காலா இருந்தா 10 நிமிஷந்தான். <chuckles>
ஓஹோ! ஆ. அதாங்க. சேரிங்க.
அப்புறம் பிரெண்ட்ஸ்சா இருந்தா எடுக்கவே கூடாது.
நல்ல ஐடியா. ஆ.
ஆ அந்த மாதிரி இரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கணும். ஏன்னா வந்து ஏன்னா வீட்ல வந்து நிஜமா, அ நன் நல்ல இதுக்கு வந்து நேரத்த செலவு பண்ணுறோமானா இல்லன்னே சொல்லலாம். நம்பள பாத்து அவுங்களும் கத்துப்பாங்க இல்லையா? அதனால என்னவோ நான் முயற்சி பண்ணி பாத்தேன். இது கிட்டத்தட்ட ஒரு 2,3 வருடத்திற்கு முன்னாடியே, பாத்தா என்னோட நேரத்த ஃபோன் தான் அதிகமா எடுத்துக்குதுன்னு நெனைக்கிறேன்.
ஆமாங்க. ஆமாங்க. ஆ. சேரிங்.